அது இயற்கையோட வந்து நீங்க தக தொ தொடர்ப நிறுத்தாமல் இருக்கணும். அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து இந்த மாடி தோட்டம் இந்த மாதிரி முயற்சிகள்லாம் உங்க குடியிருப்பில ஏற்படுத்த முடியாதா? அங்க ஏதாவது பண்ண முடியாதா?
இல்ல ரூஃப் டாப்பில வச்சுருக்காங்க, ஆ ஆனா நம்ம போய் பார்த்துட்டு தான் வர முடியாது. நாமளே போய்ட்டு பா தினமும் பார்த்து, எ வேணா பார்த்துட்டு வர முடியும். நம்ம அத மெயின்டெயின் பண்ண முடியாது.
சரி. அப்டியா?
எதா அவ அவுங்க பாத்துப்பாங்க. நம்ம அப்பார்ட்மெண்ட் சைட்ல பா அவுங்க பாத்துப்பாங்க இல்லையா? அவங்க மெயின்டெனன்ஸ் பாத்துக்கும்.
அங்க என்னா உங்களுக்கு அங்க ஏதாவது போட்டிருக்காங்களா? எதா செடி குறிப்பிட்ட
இல்ல, அழகா இருக்கிறதுக்கு, இருக்கும் இல்லையா? ரூஃப் டாப்லா எல்லாமே எப்படின்னா கிரீனா போய் பாத்துட்டு வரலாம். எல்லா அழகுச் செடிகள்லாம் இருக்கும். பொறுக்க பொ ஆ, அதெல்லாம் இருக்காது. ஆஹன்.
அழகு செடி தான் வேற, ஏதும் வீட்டு உபயோகத்துக்காக, இந்த காய்கறி அந்த மாதிரி?
ஆனா, அதுவே நமக்கு இயற்கையோட தொடர்பு படுத்துற மாரி தானே, அபார்ட்மெண்ட்டில இருக்கிறவங்களுக்கு அப்படிதான் இருக்கும்.
ம்ஹ்ம். ஓ! அதுவே உங்களுக்கு பெரிய நாங்க இயற்கையோட இருக்கோம்.
ஏன்னா நம்மளால பா இல்ல, நெறையா பேரு அங்க போயிட்டு யோகா பண்ணிட்டு, கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு வந்தா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரிலாம், பெரியவங்கலாம் சொல்லுவாங்க. எனக்கு அது ஆமா நமக்கு அது நாம நெனைச்சா அதனால என்ன உபயோகம் ஏதாவது, பண்ணலாமேன்னு நான்லாம் நெனச்சதுண்டு. ஆனா, அவுங்க எப்படின்னா, "அதுவாது கெடச்சதே" அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் போய் உக்காந்து, பாத்துட்டு, கொஞ்ச நேரம் அந்த நடப் நடக்கறதுக்காக தனித்தனியா போட்டுருப்பாங்கள அந்த புல்லு, அதில நடக்கிறதே நல்லாயிருக்கு. ஆனா, அது ஒரு நிஜமான புல்லெலாம் கெடையாது.
ம்ஹ்ம். ஆமா. அப்ப அய் இது இது தவிர நீங்க வந்து உங்களுடைய குடியிருப்பு பகுதியில இருக்கக்கூடிய அந்த இயற்கையோட தொடர்புடைய விஷயங்களெல்லாம் சொல்றீங்க. ஆ நீங்க இந்த குடியிருப்ப விட்டு வெளியே வந்தா, உங்க பகுதிகள்ல, ஏதாவது ஒரு இயற்கை சார்ந்த விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காங்களா? ஆ பரவால்லப்பா, நான் இந்த இடத்துக்கு போனா கொஞ்சம் நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு, நான் மனம் கொஞ்சம் எனக்கு நல்லா, ஒரு அமைதியா இருக்கு. அந்த மாரி உணர்ந்தது உண்டா?